"வெற்றியும், தோல்வியும் வீரனுக்கு சகஜம்" அப்டீங்கிற மாரி ஒரு சில வாக்கியங்கள் உண்டு. நமக்கு வாழ்க்கைல சகஜம் அப்டீங்கிற மாரி சொல்லிக்கலாம். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கைல சகஜம். யாருக்கு வேண்டாலும் அது சகஜம். சகஜமா எடுத்துக்கணும். இல்லையா? சகஜமா எடுத்துக்கிறப்போ, சகஜமான சில வாழ்க்கைல சந்தோஷம், நிதானம், சமாதானம் ஏகப்பட்ட உணர்ச்சிகள் இருக்கும். அது ஒரு சில கால ஒரு சில காலகட்டத்துல வந்து, அந்த வெற்றியோ, தோல்வியோ, கூடவோ, குறைக்கவோ செய்யும். அந்த சந்தோஷத்தையோ, இல்ல வேற உணர்ச்சிகளயோ, இல்லைங்களா. அந்த மாரி கூடவோ, குறைவோ குறையாம, ஒரு சமநிலைல இருக்குற மாரி ஒரு விஷயமா செய்யணும்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வெற்றி, தோல்வி அந்த மாரி விஷயங்கள்லாம் வர்றப்போ?
கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ரொம்ப அருமையா வந்துட்டு கேட்டீங்க. ஆ இப்ப எப்பிடீன்னா? அ நீங்க சொன்ன மாரி ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தோல்விலேருந்து தான், "ஒரு வெற்றிக்கின் முதற்படி வந்துட்டு நம்பளுக்கு கிடைக்கும்," அப்டீன்றப்ப, அந்த தோல்விலேருந்து தான் பலவித அனுபவங்கள் வந்துட்டு, நம்மளுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த அனுபவங்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த தான் நம்ம வந்துட்டு, அடிப்படை ஒரு தேவையா வந்து எடுத்துக்கொண்டு, அடுத்த விஷயத்த செய்றதுக்கு நோக்கி முயலனுமே தவிர்த்து, அந்த தோல்விய யோசித்துக் கொண்டே வந்துட்டு இயலாமைல நம்ம வந்துட்டு ஆகிட்டோம். "இனிமே நம்பளால ஒண்ணும் முடியாது. நம்ம வேஸ்ட்" அப்டீன்ற மேரி விஷயங்கள் வந்துட்டு, எ என்னைக்குமே நம்ம வந்துட்டு நினைச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா. ஆ அந்த மேரி என்னோட வாழ்க்கைல அனுபவங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு நிறைய விதத்தில் தோல்வி பெற்றுருப்பேன். எப்பிடீன்னா ஒரு கல்வி விகிதத்திலேயும் சரி, எனக்கு புடித்த விஷயங்கள்லயும் சரி அப்போ என்னை பார்த்து ஒரு 4 பேர் வந்துட்டு அவமானப்படுத்துற மேரி பேசுவாங்க. அந்த நேரத்துல பேசுறப்போ, நான் வந்துட்டு எப்பிடி எடுத்துப்பேனா, "அ இவங்கள்ட்ட நம்ம இன்னும் பேச்ச வளர்த்து கொண்டால், இன்னும் பேச்சு வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது பிரச்சனைக்கு கூட வந்துட்டு, ஒரு நோக்கமா இருக்கும். அது ஏன் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம நம்ம வேலைய பாப்போம். அவங்க தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க பேசுறத பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒண்ணும் சாதிக்கல. நம்ம சாதிக்கிறதுக்கு முயன்றுருக்கோம். ஆனா, அதுல ஒரு தோல்வி அடைஞ்சுட்டோம். அடுத்த வாட்டி நம்மள வெற்றியை நோக்கி போணும் அப்டீன்றது மட்டும் யோசித்து கொண்டு வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்மளால வெல்ல முடியும். அந்த வெற்றிய வந்துட்டு காண முடியும், ஒரு தோல்விலேருந்தே. இவங்க பேசுறத என்னைக்குமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்க கூடாது, நம்ம வாழ்க்கைல," யோசிச்சிட்டு போயிட்டே இருப்பேங்க.
நிச்சியமாங்க. கண்டிப்பா. சரியா, சொன்னீங்க. கண்டிப்பா. சொல்லுங்க. சரி. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நிச்சியமா. சரி. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சில பேர் ப் சில இடத்தில பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றால் மட்டும் எப்பிடின்னா, அப்பிடியே அங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் வருவாங்க. ஒரு வெற்றி பெற்றால் ரசிகர் பட்டாளம்ன்னா, ஒரு எடு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த காலத்தில வந்து எம் எஸ் தோனி, புது இந்தியா கேப்டன், கிரிக்கெட் கேப்டன் ஆனாரு. வெற்றி வெற்றி வெற்றி வெற்றியின் வெற்றி மேல் வெற்றியா பெற்றிட்டு இருந்தாரு. பயங்கர ரசிகர் கூட்டம். ஒரு சமயத்தில ஒரு சீரிஸ் வந்து தோத்தாரு, பாருங்க. கல்ல விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அவரோட வீட்ல.
ஆமாங்க. ஆ.
அது விபரீதம் கூட வந்து நிறைய இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெற்றி பெற்றப்போ, நம்மள பாராட்டுன வாய்கள், கைகள், உடல்களே, உள்ளங்களே தோல்வி அடையிறப்போ காத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லேங்களா! இவன எப்படி வந்து நம்ம கவுக்கலாம், ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நமக்கு? அவன வந்து நடுத்தெருவுல நிப்பாட்டுறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு. இல்லேங்களா!
ஆ. கண்டிப்பாங்க.
அந்த சமயத்தில, உங்கள எப்படி நீங்க சமநிலையில வச்சுக்கிறீங்க?
ப ஆ, உண்மைதாங்க. நீங்க சொன்னது ரொம்பவுமே உண்மையான விஷயம். அது எப்பிடின்னா, அ, ஒருத்தன் வந்து வெற்றி பெறும்போது வெற்றிய நோக்கி போயிட்டே இருக்கான் அப்பிடின்றப்போ! என்னைக்கிடா அவன் கீழ வருவான். அவன தூக்கி மிதிக்கலாம், அப்பிடின்றமாரி. அதாவது அண்ணன் எப்ப காலியாவான், திண்ண எப்ப காலியாவுன்றமாரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப எப்பிடி சொல்றன்னா! அந்த விஷயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா? ஆ, நான் வந்துட்டு இப்ப கல்வியில வந்துட்டு மேன்மையா இருந்தேங்க. அ, எப்பிடின்னா, ஒரு பொறியியல் வந்துட்டு எடுத்து படிச்சேன். அதில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுக்கணுன்னு ஒரு குறிக்கோள்ல படிச்சேன். அதேமாரி நான் எடுத்துட்டேன். அப்போ என்ன பார்த்து பல பேரு என்ட்ட பொறாம பட்டாங்க. எல்லாமே செஞ்சாங்க. அந்த நேரத்தில இவ்ளோ பெருசா இருக்கானே! எல்லாமே செய்றானே! அப்பிடின்றப்போ, அவுங்களுக்கு ரொம்ப பொறாமை எண்ணங்கள். ஆ, பரவால்ல. வெற்றி ஆள் தான். ஒரு சில பேரு வந்துட்டு உண்மையாவும் என்ன பாராட்னாங்க. ஒரு சிலர் வந்ட்டு மனசில ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில வஞ்சகத்தோட வந்துட்டு பொய்மையாவும் வந்துட்டு பாராட்டுனவுங்களும் நிறைய பேர் வந்தாங்க ஆனா, எல்லாத்தையும் எடுத்தோன்னா, நிறைய பேரு எனக்கு வந்துட்டு அ, ரொம்ப வெற்றிய நோக்கி போறன்றதுனால நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு என்கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்பிடி பார்க்கிறப்போ, கடைசி நேரத்தில எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கல்லூரில வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒண்ணு வருங்க. அது மூலமா வந்துட்டு நிறைய வேலைகள் வந்துட்டு வந்தது. எதுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏற்றமாரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு வரல. இருந்தாலும் பரவால்ல, நம்ம படிச்சிட்டோம். நம்ம போய் தான் ஆகணும். குடும்பத்த காப்பாத்தி ஆகணுன்ற மாரி போற விதத்தில அதிலேயும் வந்துட்டு சேர்ந்துட்டேன். சேர்ந்தவுனே பார்த்தேன், எனக்கு சரி வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய வேலைகள் வந்துட்டு தேட ஆரம்பிச்சுட்டேன், இந்த வேலைகள் சரியில்லன்னு. அப்பிடியே போக, போக என்னோட வாழ்க்கையில எனக்கு என்ன ஒரு பயம் வந்துருச்சுன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு அப்பா பணத்த சம்பாரிச்சு நம்மளுக்கு கட்டி படிக்க வச்சாங்க. அதுக்கான இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவ்ளோ கடன, கடின உழைப்பை போட்டு நம்மளும் வந்துட்டு படிச்சு இந்த அளவுக்கு பெருமைய சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் அப்பிடின்றத எடுத்திருக்கோம். ஆனா, கடைசி நேரங்கள்ல வேலைன்றது வந்து ஒண்ணு கிடைக்கல. நம்மளுக்கு நெருக்கடில போயிட்டிருக்கு. அப்பிடியே கிடைக்கிற வேலையா இருந்தாலும், நமக்கு ஏத்த ஊதியம் வந்துட்டு அங்க இல்ல. அந்த ஊதியத்த வைத்து நம்ம பொழைக்கணுனாலும், நம்ம பெற்றோர்களுக்கு காசு, கஞ்சி க கண்டிப்பா வந்துட்டு எதுக்காவது கொடுத்துதான் ஆவணும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம தங்கும் விடுதிகள்ல வந்துட்டு கண்டிப்பா வாடகைன்ற ஒண்ணு வந்துட்டு ஒண்ணு கொடுக்கணும். உணவு முறைகள் வந்துட்டு எப்பவுமே முக்கியமான விஷயங்கள். அப்பிடின்றப்ப, அதுக்கான காசுகளும் நம்மளுக்கு வேணும். இந்த 3 த்தையுமே நான் பார்க்கிறப்ப, என்னுடைய பொறுப்புகளும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இ
நிச்சயமாங்க. கண்டிப்பா. சரிங்க. சரிங்க. ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. நிச்சயமா. நிச்சயமா. சரிங்க. சரிங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. நிச்சயமா. சொல்லுங்க.
அப்ப எல்லாருமே பார்த்துட்டு என்ன வந்துட்டு, ஏளனமா வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, ஆ ஐ இந்தமேரி வந்துட்டு இருந்தான், எல்லாமே பண்ணான், செஞ்சான். ஆனா கடைசி நேரத்தில இவ்ளோ இதா இருந்தும், இப்போ தோல்வியில தானே நிக்கிறான். அதுக்கு தான் நாங்கலாம் வந்து என் நண்பர்களே. அதுக்கு தான் நாங்க வந்துட்டு படிக்கல அப்படியே சாதாரணமா விட்டுட்டோம். அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. நான் எப்படி படிச்சேன்? எவ்ளோ க கடின உழைப்பு போட்டு அந்த பேர் வாங்கினேன்றது? நம்மளுக்கு தெரியும். அப்ப வாங்கினப்போ நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தைகொடுத்து அவங்களுக்கு எந்த விதத்திலயும் சந்தோஷத்தை கொடுக்கலையே? அவங்க படிச்சும் பேர் வாங்கல. இப்போ ஒரு நல்ல வேலைக்கும் அவங்க போல. எதில அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சது? நம்மளுக்கு ஒரு விதத்துலனாச்சும் சந்தோஷம்ன்றது 1 கிடைச்சிது வாழ்க்கையில. அது போதும் நம்மளுக்கு, பேசுறவங்க பேசிட்டு போட்டும். அடுத்த விஷயத்த நம் போ நோக்கி போவோம் அப்படின்றத நோக்கி போறான்
கேக்குதுங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அதான் அவங்க ஸ் அவங்க செய்ய தவறிய ஒரு விஷயத்த நியாயப்படுத்துறாங்க. நான் இன்னைக்கு வேலை செய்யல. ஏன்னா எனக்கு நா நாளைக்கு எனக்கு தெரியும் இன்னைக்கு கண்டிப்பாவந்து மழை பெய்யும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேலைக்குப் போகவே இல்ல, பார்த்தியா! நான் வேலை செய்யாம வீட்ல இருந்து நான் வந்து உஷாரா வந்து தப்பிச்சுட்டேன். நீ தான் வந்து வேலைக்குப் போறேன்னு சொல்லிட்டு மலையில போய் மாட்டிக்கிட்ட. நீ நாளைக்கு மழை பெய்யாட்டியும் வேலைக்கு போமாட்ட. வெயில் அடிச்சாலும் வேலைக்கு போகமாட்ட. நீ எப்பவுமே வேலைக்கு போகமாட்டா. நான் அப்படி கிடையாது. ஆ மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயலே வந்தாலும் சரி நான் வேலைக்கு போவேன். ஏன்னா, என்னுடைய உழைப்பில நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கற மாரி ஒரு உரையாடல் ஞாபகம் வருது. அது உண்மதான். மக்கள் வந்து தான் செய்ற தப்ப நியாயப்படுத்தப் பாக்கிறாங்களே தவிர, தாம் அவங்க எல்லாம் என்ன தப்பு செய்யறாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறதை வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? இந்த நா இந்த மாரி காலகட்டத்தில.
கண்டிப்பா. கண்டி உணர்வதே கிடையாது. கண்டிப்பா.
கண்டிப்பா, கண்டி சொல்லுங்க.
ஆ, இப்போ அதேமேரி விஷயங்கள் வந்துட்டு போய்ட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்த்தேன். சரி இந்த விதத்தில வந்துட்டு விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு மேல் படிப்பு ப படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அ மாஸ்டர் டிகிரி 1 பண்ணலாம். இன்னைக்கு உள்ள கஷ்டத்தை நாம் யோசிச்சோம்ன்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம பெற்றோர்களையும் நல்லபடியா வச்சுக்க முடியாது. நம்மளும் ஒரு மேல்நோக்கி ஒரு நிலைமைக்கு வர முடியாது. அப்போ இந்த படிப்பையும் தாண்டி திறமைகள் தான் இன்னைக்கு உலகத்தில போட்டி உலகமா இருக்கு. அந்த திறமைகளை வளர்த்துக்கொண்டா தான் நம்மளால மேன்மைப்படுத்தி வர முடியும். ஒரு வாழ்க்கையில வெற்றியின் அடிப்படையில அப்படின்றத யோசிச்சிட்டு, நிறையா திறமைகளை கல்வியோடு சேர்த்து பயில ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சுட்டேன். இன்ன வரைக்கும் நல்ல விதத்திலேயே போயிட்டு இருக்கு வாழ்க்கை. நா அன்னைக்கு விட்டத நான் இன்னைக்கு பிடிக்கணுன்ற ஒரு விதத்தில ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால, ஒரு வெறியோட யார் பேசுறதையும் இன்னைக்கு நான் காதுல வாங்காம, ஒரு பொருட்டா எடுத்துக்காம பேசுறது பேசு பேசுறவன் 1000 பேசுவான். என் வேலைய நான் பார்க்கபோறேன் அப்படின்ற மாரி, எது நல்லதோ அத மட்டும் எடுத்துக்கிட்டு, எது நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி இல்ல ஒரு கெட்டதா இருக்கோ, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உடச்சுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் தாண்டி நோக்கி வெற்றியை நோக்கி.
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. அது ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்டீன்னா, இந்த பஃபெட் மாரி தான். ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், பஃபெட் ஒரு 1000 வகையான உணவுகள் இருக்கும். ஆனா, உங்களால 1000 வகையான உணவுகள சாப்பிட முடியாது இல்லயா, உங்களுக்கு எது பிடிக்குமோ, அத மட்டும் தான் நீங்க எடுத்து தே எ எ எவ்வளோ அதுவும் பிடிச்சத கூட ஒரு அளவுக்கு தான் வந்து நீங்க சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு நீங்க உங்க தட்ல வச்சிட்டு நீங்க வந்து சாப்பிட்டு ருசிப்பீங்க, ரசிப்பீங்க. சரிங்களா. அது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நெறைய இருக்கும். அத நீங்க தொடவே மாட்டீங்க இல்லயா? அதுபோல தான், இந்த மக்கள் வந்து புறம் பேசுபவர்கள் புறம் பேசுபவர்கள்னு நான் சொல்லுவேன் நானு. நம்பள வந்து ஊக்கம் தருபவர்கள் வந்து நம்ம முகம் முன்னாடி பேசுவாங்க. புறம் பேசுபவர்கள் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. "இவன் வந்து எனக்கு இப்படித்தான் தெரியும். ஒண்ணும் வேளங்க மாட்டான். எனக்கு தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன். இவன் எங்க கேட்டான்." அவன் ஏதோ வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து அறிவுரை சொல்லி, அதுல 999 பேர் மேல போன மாதிரியும், ஒரே 1த்தன் கீழ இறங்குன மாதிரியும் வந்து அவர் அப்படியே பெரிசா மேதாவி மாரி பேசுவாரு. அதுனால, நமக்கு எது ஒரு நல்ல அறிவுரையோ, அத மட்டும் எடுத்துக்கிட்டு, தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து நம்ப அப்படியே புறம் தள்ளிட்டு, நம்ம புறம் பேசுதலையே புறம் தள்ளிட்டு, நம்ப அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நோக்கி போக வேண்டியது தான். "தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து தோல்வியைக் கண்டு தோல்வியைக் காணுவதில் நான் வெற்றி கண்டுள்ளேன்." அப்டீன்ற மாரி ஒரு நல்ல பக்குவத்தோடு நம்ம வந்து வாழ்க்கைய வந்து முன் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். இல்லங்களா?
ம். கண்டிப்பா. கண்டிப்பா. அ. ஆ. ஆமா. கண்டிப்பாங்க. அ. கண்டிப்பா. அதேமாரி என்னோட சந்தோஷத்தெல்லாம் வந்துட்டு தோல்வியில இருந்து வந்துட்டு முறியடிக்கிறமாரி விஷயங்கள் தோல்வியினால வருது. என் சந்தோஷத்த உடைக்குது அப்பிடிங்கிறப்போ எனக்கு விவரம் தெரியிற வயசுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாம இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ இல்ல இதுக்கப்பறம் விவரம் தெரிஞ்சி அப்பிடின்றப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அனுபவங்கள் நிறைய கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கறப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சந்தோஷத்த தூக்கி எறிஞ்சுட்டோன்னா, கண்டிப்பா இந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்ப அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு திரும்பியும் நம்மள வந்துட்டு ஒரு ஊக்கத்தொகையா எடுத்துட்டு வரதுக்கு நம்மள ஊக்கமா அப்படின்றப்ப நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு பாடல் கேட்கிறது மோட்டிவேஷன்லா ஊக்கத்தோட. ஆ. இல்ல இல்லாத நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள வந்துட்டு ஒரு ஆ, இன்ட்ரெஸ்ட்டோட வந்துட்டு போய் செய்றது, ஆ, ஒரு மின்சாரம் சார்ந்த ஒரு பொருட்களே வந்துட்டு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கப் போறோம். ஒரு தொலைபேசியில வந்துட்டு இணையதளத்தில ஒரு இதுவு வீடியோ பார்க்கிறோம் அப்பிடின்
நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சொல்லுங்க.
அத வச்சு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு செய்றது. என்னென்ன மாரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம். அப்பிடின்றத வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிர்லாம். அப்படி செஞ்சுகிட்டே இருந்தோன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அ, ஊக் ஊக்கத்தோடயே நம்ம போயிட்டு இருக்கலாம். அப்ப அந்த சந்தோஷத்த முறியடிக்கவும் முடியாது எதுனாலயும், எந்த ஒரு தோல்வியினாலயும். அந்த தோல்வியே நம்மளுக்கு ஒரு பாடம் அனுபவம்ன்றப்ப, அடுத்த, அடுத்த விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம வந்துட்டு நோக்கி போறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்ப வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும், இல்லேங்களா!
கேக்குதுங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. அது எப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம், துக்கம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பிளாட்பார்ம். ஒரு ஹைவே, ஒரு ரோட்டில, ஒரு லேன்ல போய்ட்டு இருக்கிற மாதிரியும், நீங்க வந்து போடுற முயற்சிகள் அது ஒரு சில நேரங்கள்ல வெற்றியாவும் முடியும், தோல்வியாவும் முடியும். அது ஒரு லேன்ல மாதிரியும், இந்த லேன்ல வெற்றி, தோல்வி அடைவது இந்த லேன்ல இருக்கிற மற்ற சுக துக்கங்கள், மற்ற விஷயங்கள் மற்ற வாழ்க்கையில இருக்கற சில விஷயங்கள வந்து பாதிப்பு அடையாத மாதிரி நீங்க வந்து எப்படி பாத்துக்கிறீங்க? என்பதை ரொம்ப தெளிவாவும், கருத்தாவும் சொன்னீங்க. நான் வந்து உங்களுக்கு ம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கறேன். மீண்டும் இன்னொரு முறை சொல்லிக்கிறேன் நானு. வெளியில இருக்கிறவங்க, மத்தவங்க எல்லாம் பேசுறது எல்லாம் வந்து ஒரு எப்படின்னா, ஒரு தகவல் பரிமாறுதலே கிடையாது. அது அவங்களோட மனசுல இருக்கிறது, அது கண்டிப்பா வஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கலந்து வெளியே வர்றபோது, மக்கள் வந்து இப்படி திட்டுவாங்களே, ஆனா, அதுக்கு ஒரு சில நல்ல நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து, நம்ம கீழே விழுகிற தருவாயில். அவங்க வந்து புறம் பேசி, "அதுதான் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன்ல." அப்படிங்கற மாரி சொல்றேன். அது அது வந்து மிகப்பெரிய வஞ்சம் அது. அந்த வஞ்சத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ப காதுல எடுத்துட்டு நம்ம அதை சிந்திக்க கூட தேவையில்ல. காதில வாங்கவே தேவையில்ல. அதாவது ஒரு சில மனிதர்கள் பார்த்தாலே "உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இது மட்டும் தான் தெரியும். இல்ல வேற ஏதாச்சி உபயோகமா ஏதாச்சி சொல்ல தெரியுமா? தெரியாது. அதனால நீ சொன்னாலே இப்படித்தான் சொல்லுவ நீன்னு. அதனால நீ சொல்றதை நான் கேட்காமலே இருந்துக்கறேன்." அப்படிங்கிற மாரி. அந்த மாதிரி மக்களுக்கு மக்களோட வார்த்தையை வச்சு எடை போடாம, மக்களையே எடை போட்ருலாம். சரிங்களா, ஒரு நாளடைவில. அப்படி போட்டு நம் சந்தோஷத்தை வந்து அவங்களுக்கு முன்னாடி நாம குறைக்காம வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா வந்து நீங்க சொன்னீங்க, எடுத்துக்காட்டா சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உள்ள படிகள், கல்வி படிகளும் சரி, வேலை வாய்ப்பு அந்த மாரி சமயத்திலும் சரி, எந்த மாதிரியான சாலன்ஜ் எதிர் எதிர்கொண்டீங்க. எப்படி வந்து நீங்க மென்மேலும் வந்து உங்களுடைய திறனை வந்து வளர்த்தீங்க அப்படிங்கிறதை ரொம்ப தெளிவா வந்து எங்களுக்கு சொன்னீங்க. உங்களுடன் பேசினது மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. உங்க கூட பகிர்ந்து கொண்டதிலும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. நெறைய தத்துவத்தோடையும், நெறைய கருத்துக்களோடையும், நெறைய விஷயங்கள்ல வந்துட்டு எனக்கும் வந்துட்டு கற்று கொடுத்தீங்க. அந்த விஷயத்தில இருந்து அ உங்களோடு பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.
நன்றி.